இப்போ பொதுவாவே இந்த நீர்வீழ்ச்சிகள், அதுக்குலாம் போறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அதுவும் இந்த சுற்றுலா தலமான ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சிக்குப் போறது, அத வந்து ரசிக்கிறது, அதுல வந்து ஆட்டம் போட்றதெல்லாம் நம்ம நெறைய பண்ணியிருப்போம். அந்த மாதிரி, அப்ப நீங்க நீர்வீழ்ச்சிய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு? அப்படிங்கிறது என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ஆமா நீங்க சொல்ற மாரி நீர்வீழ்ச்சிய பாக்குறது அப்டினாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து பெண்களுக்கெல்லாம் புடிக்கும்னு நெனைக்கிறேன் ஏதா இந்த நீர், சத்தம், காற்று, இதெல்லாம் வந்து நமக்கு அழகு சேர்க்குற மாதிரி ஒரு நம்மளுடைய உணர்வுக்கு.
கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பாங்க. நிச்சயமா.
அ அந்த மாதிரி எனக்கு என்னென்னா, என் அப்பா வந்து சுற்றுலாப் பயணிகள கூட்டிட்டு போற வழக்கம். அதுதான் அவுங்களுடைய வேலையே. வருடத்திற்கு ஒரு 4 நாட்கள் வந்து இந்த குற்றாலம் இந்த இது இருக்கு இல்லையா? அது அ எப்டி அது ஒரு லைனாவே போடுவாங்க.
சரி. ஆமா. ஒ! டூரிஸ்ட கைடு மாதிரியா.
கைடு இல்ல அ ஆஃபீஸ் போட்டு வந்து அவுங்க பண்ணுவாங்க.
ஓ! சரி.
ஆனா அவுங்க வந்து எல்லாமே இப்ப டெல்லி வரைக்குமே, அவுங்க கூட்டிட்டு போவாங்க. நெறைய ஆன்மீக பயணம் தான் அவங்க மே போடுவாங்க.
சரி, சரி.
ஆனா இந்த சம்மர் வெகேஷன்ல மட்டும் ஒன்னே 1 பண்ணுவாங்க. இந்த நீர்வீழ்ச்சி இத இடங்களுக்கெல்லாம் போற மாதிரி 1 போடுவாங்க.
ஓ! சிறப்புங்க.
அப்ப நான் கிளம்புறது உண்டு. நான் என் அப்பாகூட நான் கிளம்பிடுவேன். ம் எப்பலாம் இந்த ட்ரிப் வருதோ! அப்பலாம் நான் கண்டிப்பா பிரசன்ட் அப்பிடிங்கிற மாதிரி.
<chuckles> சிறப்பு, சிறப்பு. ஆ.
எனக்கு அந்த பழக்கம் அந்த வழக்கமே இருந்தது. அப்பா வந்து வேற எங்க போனாலும் ஏன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது பிடிக்கும் தான். ஆனா எப்பயுமே அதையே பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அந்த நீர்வீழ்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா, டொம்மு, டொம்முன்னு அந்த தண்ணீ நம் தலையில விழும்போது, அதில நம்ம குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் பயமாவும் இருக்கும். அப்பிடி அந்த பயத்த அனுபவிச்சிருக்கிறீங்களா?
நான் முதல்முறை எனக்கு ஆ. ஆ. இல்ல நான் முதல்முறை போகும்போது, எனக்கு பயம் இல்ல. அ நான் வந்து 6 ஆம் வகுப்பு படிச்சுட்ருந்தேன் அப்ப.
ம். சரி.
அப்ப எங்க அப்பா பயணம் போம்போது நானும் அவன்கூட போயிட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல நீ வந்து தனியா உன்ன பார்த்துப்பியா? அப்டிங்கிற மாதிரி. ஏன்னா, என் தம்பிய கூட இருக்க வரல. அவுங்க இன்னும் சின்ன பசங்க அதனால. அ நானும் எங்க அப்பாகூட மட்டுந்தான் போனேன். எங்க அப்பா எல்லாரையும் அவுங்களுடைய பொறுப்புதான் இல்லயா! அதனால அவுங்க பார்த்துக்கணுங்கிற மாதிரி அவுங்களுக்கு. நான் தான் என்னைய பார்த்துக்கணும். எல்லாரும் என்னைய வந்து ஸ்பெஷலா தான் பார்த்தாங்க. ஏன்னா, நான் அவுங்களோட பொண்ணுங்கிறனால 1.
இ. ஆமா.
இன்னொனு எனக்கு யாரும் வேணா அப்டிங்கிற மாதிரி நான் போய் நீர் வீழ்ச்சில குளிக்கணும், யாரும் என் பக்கத்தில அந்தமாரிலாம் வேண்டாங்கிறமாரி. நாங்க போகும்போதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. காலை நேரமா கொண்டு போய் விட்டுட்டாங்க. குற்றாலத்துக்கு.
சரி, சரி. ஐயய்யோ! பயங்கரமா குளிரா இருக்குமே.
அது, ஆமா நீங்க சொல்லும்போது உங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனா எனக்கு அது பரவசமா இருந்தது.
ஆ.
அதுக்கு முன்னாடி நீ குளிச்சிருக்கம்மா அப்படின்னாங்க. ஆனா ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடில்லாம் நான் ரொம்ப குட்டியா இருந்திருப்பேன். எங்க அம்மா கொண்டு போய் தண்ணியில இப்படி முக்கி அழச்சுட்டு வந்திருப்பாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்ப நானா போய் முதல்ல பார்த்த அனுபவம் ஏன்னா நீங்க சொல்ற மாரி டம்பு, டொம்புன்னு தலையில விழுகுது. யாரோ கல்ல தூக்கி போடுற மாதிரி. அப்படியே ஜில்லுன்னு பல்லெல்லாம் குடு குடுன்னு ஆடுது காலையில. ஆனா வந்து எனக்கு
கண்டிப்பாங்க. ஆமா. <laughs> ஐஸ்கட்டிய நம்ம தலையில போட்ட மாதிரி இருக்கும் ஒரு சில நேரம்.
அ. ஆனா எனக்கு வந்து அதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை. நமக்கு வந்து கொட்டுது பாரு எவ்வளவு மேலேருந்து வருது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆர்ப்பரிசப்ப அந்த இடமே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்பா. இவ்வளோ தண்ணிய பார்த்ததே இல்ல. நான் பெறந்த இடத்தில எப்படின்னா அவ்வளவு தண்ணி ஆறு இதெல்லாம் கொஞ்சம் தூரம் போய் தான் பார்க்கணும்.
சரி. சரி.
அதனாலேயே எனக்கு பக்கத்தில இருக்க ஊருங்களா அவங்கள்லாம் எங்க ஆத்தில நான் போய் குளிச்சேன் அப்டின்லாம் உள சொல்லுவாங்க. எனக்கு அதுவுமே அனுபவமே கெடையாது.
அஹம். சரி, சரி. அதனால உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெருசா அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு.
ஆ. அவ்வளோ, அவ்வளோ தண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு எனக்கு நீச்சலும் தெரியாது. அவங்கல்லாம் நீச்சல் தெரியும்ல்லாம் சொல்லுவாங்க.
சரி.
எனக்கு தண்ணீ கூட விளையாண்ட அனுபவமே இல்ல. பம்பு செட்ல போய் குளிக்கணுனு ஆச. அதுக்கும் எனக்கு வழி இல்ல <chuckles>
<chuckles> அய்யய்யோ! சரி, சரி.
அப்ப எனக்கு எப்பிடி இருந்திருக்கும் பாருங்க. எனக்கு வந்து
கண்டிப்பா. மிஸ் பண்ணதெல்லாம் மொத்தமா ஒரே நாள் உங்களுக்கு கிடைச்சமாரில்ல இருந்திருக்கும்
ஆ. நான் அப்பதான் நினைச்சேன். எல்லாரும் வாப்பா! வந்து உடம்புக்கு ஒத்துக்காம போப்போது இப்ப தான் வந்துருக்க! அப்பிடின்னு, நான் வந்து அ எப்பிடி சொல்றது? ஒரு பாட்ல வரும்ல அவுங்க. அந்த மாதிரி எனக்கு மட்டும் தான் அந்த உலகங்கிற மாதிரி, நான் ஓடி போய் குளிச்சேன். அவ்ளோ நேரம் குளிச்சிருப்பேன்.
சிறப்புங்க, சிறப்புங்க. அப்புறம்.
காலையிலேயே அப்பிடி குளிச்சிட்டு ஒரு சாப்பாட சாப்பிட்டு, அவளதான அதுக்கப்பறம் தூங்கிட்டேன், நல்லா.
சரி.
அது ஒரு பசுமையான நினவுங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் கல்லூரி பயணம் போம்போது, இதேமாதிரி சுற்றுலா தலங்களுக்கு கூட்டு போம்போது, நம்ம கல்லூரியில கண்டிப்பா கூட்டிட்டு போணுங்கிற மாதிரியெல்லாம் இருக்குல்ல.
ஆமா.
சில கல்லூரிகள்ல. அவுங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அரேஞ்சு பண்ணியிருந்தாங்க.
சரி.
அவுங்க எப்பிடின்னா, இப்ப எங்க அப்பாலாம் கூட்டு போய் அங்கயே நிறுத்திடுவாங்க. அவுங்க மேல, மேல அ அகத்தியர் அருவி, அதுக்கு மேல ஒரு அருவி, அந்தமாரி நடந்து ட்ரக்கிங் மாதிரி நடந்து போய் அதில குளிக்கிறமாரி.
ஆமாமா. நானும் போயிருக்கேங்க. நீங்க சொல்லும்போதே எனக்கு தெரியுது அந்த அனுபவம். <chuckles>
ஆ. எனக்கு நடந்து பழக்கம் இல்ல. ஏன்னா, அப்பா கொண்டுபோயி அங்கங்க நிறுத்திருவாங்க. நம்ம போயி குளிச்சுட்டு வந்துர்றோம், நமக்கு மேலேலாம் கூட்டிட்டு போ மாட்டாங்க.
எப்படா அத பார்ப்போம் அப்பிடிங்கற மாரி இருக்கும். நம்ம அந்த காத்திருக்கிற நேரமே வந்து நடந்து போற நேரமே வந்துட்டு, எப்படா! அந்த இடத்த போயி சேருவோம், எப்போ பார்ப்போம், எப்போ குளிப்போம், அப்பிடிங்கிற மாதிரி இருக்கும்.
ஆ. இல்ல. அந்த காத்து வந்து நமக்கு சொல்லும், "பக்கத்தில வந்துட்டோம்" அப்பிடின்னு ஒருமாரி ஒரு சத்தம் ஆ ஜில்லுன்னு ஒரு காத்து, ஆ அது அந்த வாசனை.
ஆமா. ரொம்ப கிட்டக்கு போயிட்டோன்னு வைங்கோளேன்! அந்த அருவி கொட்ற சத்தம் இங்கே கேட்டோ, கேட்க ஆரம்பிச்சுருச்சுன்னு வைங்க <chuckles> அவ்வளவு தான் நமக்கு அ கிட்டக்க வந்துட்டோம் ம், ம்.
ஆ. அது ஒரு மாதிரி, அ அது, அது நல்ல உணர்வு இல்ல.
ஆமாங்க. உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிரும். புல் அரிச்சும் அப்பிடியேவும்.
ஆ, அது ஒரு கா அப்பிடி சுத்தமான காத்துமாரி நல்லா மூச்ச இழுத்து விட்லாம்ப்பா, அப்பிடிங்கிற மாரி நமக்கு ஒண்ணு இருக்குன்ல. பச்ச பசேல்னு இருக்கும். நம்ம அதில நடந்து போறோம் அப்பிடிங்கம்போது, இப்ப எனக்கெல்லாம் அத எழுத சொன்னா எப்பிடி எழுதுறதுன்னு கூட தெரியாது.
கண்டிப்பா.
யாருக்கிட்டயாவது சொல்லணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் தயங்கி தான் நான் அப்பல்லாம் சொல்லியிருப்பேன். எங்க அப்பா சொல்லுவாங்க, "அவளுக்கு சொல்ல கூட வரல பாரு! அப்பிடி அனுபவச்சியிருக்கா!" நான் வந்து ஒரே ஒரு படம், இப்ப புகைப்படந்தான் அப்ப எடுத்தேன். என்னால எடுக்க முடியலன்னு எங்க அம்மாகிட்ட வந்து சொன்னாங்க. இவளுக்கு அவ்ளோ சந்தோஷம்பா! அப்பிடின்னு. இந்த மாரி கல்லூரி பயணம் போகும்போது எல்லோரும் ஒன்னா நடந்து போம்போது, இன்னும் தோழிகள் கூட நடந்து போம்போது நமக்கு எப்பிடி இருக்கும் இன்னும்.
<chuckles> தண்ணி. எப்படி?
அது சொல்லவே வே அ. சரி.
ஆமாங்க. கண்டிப்பா, சொல்லவே வேணாம். நான் வந்து குடும்பத்தோட தான் போயிருக்கேன். நீங்க தோழிகள்ங்கம் போது அந்த அனுபவமே வேற மாதிரி இருக்குமே! பயங்கரமா
அதான் ரெண்டு, ரெண்டு வேனு மொத்தமா நாங்க போம்போது. அ நான் படித்தது எல்லாமே ஃபுல்லா வந்து கேர்ள்ஸ் தான். என்னுடைய டீச்சர்ஸ் மட்டும் தான் பா இவுங்க பிரின்சிபல் அ அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து மென்னா இருப்பாங்க.
சரி. சரி, சரி.
அவுங்களே எங்கள விட்டுட்டாங்க. நாங்க வந்து இங்கே இருந்து ஓடி குடுகுடுன்னு ஓட்றது, தண்ணீல விழுகுறது, அ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு பிரெண்ட்ஸ்கூட போம்போதுதான் அதெல்லாம் கிடைக்கும் இல்லயா! ஆனா, அப்பல்லாம் நெறைய வீடியோ எடுத்தேங்க. நெறைய போட்டோ இருக்கு.
<laughs> ஆ. கண்டிப்பாங்க. சிறப்பு, சிறப்புங்க.
அது நமக்கு திரும்ப, திரும்ப பார்க்கும்போது, அது நான் அன்னக்கிப் போனமாரி எனக்கு ஒரு உணர்வு தரும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா இந்த ஏறும்போது தான் அந்த வலியெல்லாம் நமக்கு தெரியும். இறங்கும்போது பார்த்தீங்கன்னு வையுங்களேன்! சுத்தமா அ, ஆ மறந்துருவோம் ஏன்னா, அந்த ட்ரெஸ்ஸ காய வைக்கிறதுந்தான் நம்ம நினைப்பு இருக்கும். அங்க கீழ இறங்குறதுக்குள்ள நம்ம ட்ரெஸ்ஸு காய்ஞ்சிராதா! அப்பிடிங்கிறது தான் இருக்கும்ல
அவ்ளவதான் அது மறந்தே போயிடும். வலி இருக்கிறதே மறந்துரும். ஆமா. ஆ இன்னும் சொல்லும்போது இன்னும் என்னன்னா, ஒரு கேரளாக்கு பக்கத்தில ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து அனுமதி கிடையாதாம். நான் இந்த நீர் வீழ்ச்சிக்கு போகும்போது அந்த கேரளா உணவ சாப்பிட்டுட்டு, நாங்க உள்ள போயிட்டோம்.
சரி. சரி, சரி.
அங்க அனுமதி கிடையாது. அனுமதிக்காக நாங்க கிட்டத்தட்ட ஒரு மு நாள் முழுக்க இருந்தோன்னே சொல்லலாம். ம காலையில விடிய காத்தால அங்க போயிருப்போம். அனுமதிக்காக மட்டும் வெயிட் பண்ணி, அந்த இடத்துக்கு போகும்போது யாராலையும் குளிக்கவே முடியல.
சரி. ஐய்யயோ!
ஒரே ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு 4, 5 பேரு, அதாவது எங்க மேம்மு, நானு, ஆ அப்புறம் எங்க பிரின்சிபல்லாம் இருக்காங்கள்ள, அவுங்க. நான் 1 ஆளு போய் உள்ள விழுந்தோடன தான், என்னுடைய ஃபிரெண்ட்ஸ்ங்கலாம், அதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. <chuckles>
ம் ஆமா அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ள பாத்தீங்கன்னா, அந்த நீர்வீழ்ச்சிக்கு போறப்ப பாத்தீங்கன்னா, அந்த மொதல்ல அந்த கொட்டுற எடத்தில தாண்டி கொஞ்சம் தண்ணீ கீழே இருக்கும் பாருங்க, அங்கல்லாம் சின்ன சின்ன மீன்கள் வந்து <chuckles> கால கடிக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்துட்டு, அந்த அனுபவம் அனுபவிச்சிருக்கீங்களா?
ஆ. ஆ. எனக்கு ஆர்பரிக்கும் அந்த அருவி தான் எனக்கு ரொம்ப எவ் எவ்வளோ பாக்கிறது? அதை பாத்துட்டு ஓடுருவேன் நான்லாம். எனக்கு அங்க அ முன்னாடி இருக்க எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அடுத்தது அந்த மலையெல்லாம் எப்படி இருக்கு? அ என்னதான் இந்த இடத்தில இருக்கு? அப்படிங்கிற மாதிரி.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு சில நேரங்கள்ள, நம்ம வந்து, இ அதை விட்டு வெளிய வர்றதுக்கே மனசே வராதுங்க. ஒரு சில நேரம் இல்ல, எப்பயுமே மனசு வராது. ஆனா அடுத்த ஆள் நிப்பாங்கல்ல, இதுக்கு அடுத்து நாங்க போகணும். கொஞ்சம் தள்ளுங்க, எங்களுக்கு வழிவிடுங்க. <chuckles>
ஆமாமா. எனக் இல்ல அந்த மாதிரி அனுமதி வாங்குற அருவிக்கு நம்ம போனோன்னா, அவ்ளோ நேரம் இருக்க முடியுமான்னா? எங்களுக்கு எ மா மாலை நேரத்தில தான் அனுமதி கொடுத்ததுனால, ரொம்ப நேரம் இருக்க முடில. ஆனா, இன்னமும் எனக்கு அந்த எடம் 1 ஞாபகத்தில இருந்துட்டே இருக்கும். நம்ம எப்பயாவது போகணும். நம்ம அங்க கொஞ்சம் டைம் தானே இருக்க முடிஞ்சுது. ஒரு 2 மணி நேரம் தான் இருக்க முடிஞ்சது. 2 மணி நேரம் அனுமதி வாங்குறதே பெரிய விஷயம். வாங்க வாங்கங்கிறாங்க.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
அதுக்கப்புறம் அந்த பாறைகள்ல உட்காந்து, நம்ம எடுத்துட்டு போனதெல்லாம் சாப்பிடுறது. அது ஒரு சுகம்! அந்த கொட்ற அருவி
கண்டிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து, அவங்க சமைச்சுமே சாப்பிடுவாங்க ஒரு சில எடங்கள்ல.
இல்லை, அங்க நெறைய பேர் சமையல்லாம் பண்ணி வி விற்கிறாங்க இல்லையா?
ஆமா.
அது கூட அவங்களுக்கு ஏன்னா, நமக்கு குளிச்சுட்டு சாப்பிடும்போது அ என் என்ன குடுத்தா என்ன? நமக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கு.
எவ்வளவு உள்ள போதுன்னே தெரியாதுங்க. "சூடா சாப்ட்டோமா, மறுபடியும் போய் குளிச்சோமா, மறுபடியும் அது பசி எடுக்கும், அந்த அது குளிச்சொன்னே. மறுபடியும் வந்து சாப்ட்டோமா." அப்படீன்கிற மாதிரி இருக்கும் இல்ல.
அ. ஆமாமா. அது இயற்கையோட நாம இருக்கும்போதே, "ஒரு என்ன குடுத்தா என்ன? சாப்ட்டுறலாம்." அப்படீங்கிற மாரி. இங்கேன்னா, நம்ம நெறைய பேசுவோம். இது வேண்டாம், அது வேணாம், இது குடுங்க, அது குடுங்கன்னு ஆர்டர்லாம் பண்ணுவோம்.
ம். கண்டிப்பா.
இந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து சாப்புடுறதுனா, "என்ன கெடைச்சா என்ன? குடுங்க சாப்புடலாம்." அப்படீங்கிற மாதிரி ஒரு மனசு நமக்கு. அந்த மாரி நெறைய சாப்புடுவோம்.
கண்டிப்பா. உணர்ச்சியே பயங்கரமா இருக்கும்ங்க நமக்கு. அந்த புல்லரிக்கிறதாகட்டும், நமக்கு அந்த குளுருல வந்து அந்த நடுக்கம் அது நடுக்கத்தோடையும் விடமாட்டோம். மறுபடியும் ம் அப்
ம். அதான் பல்லெல்லாம் கிடு கிடு கிடு கிடுன்னு ஆடுமே. ஆனா அதெல்லாம் நம்ம மைண்டில வச்சுக்கிறதே இல்லைல்ல.
வச்சுக்கவே மாட்டோம்.
<chuckles> எல்லாமே நமக்கு இயற்கை எவ்வளோ அழகா இருக்கு. அது எவ்வளோ அழகா கொட்டுது. அது மூலிகை தண்ணீர்ல்லாம் சொல்லும் போதெல்லாம், அதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம். அ மூலிகை வருதா வல்லையான்னுலாம் நமக்கு தண்ணி கொட்டுச்சு
<chuckles> ஆமாமாமா. இதுல ஒரு
இதில இவ்வளோ மூலிகைகள்லாம் கல கலந்திருக்கு. இது எங்கேருந்து வருது தெரியுமா? இது வந்து
ஆனா இது இந்த நீர்வீழ்ச்சியில வந்துட்டு ஒரு நே ஒரு சில நேரம் வந்து எதாவது அ அசம்பாவித சம்பவங்களும் நடக்குங்க. அந்த மாரி ஒரு தடவ நாங்க போயிருக்கும்போதுமே
ஆமாமா. நாங்க போறதுக்கு முன்னாடி நெறைய நடந்தது. அப்டின்லாம் சொன்ன சொன்ன நாட்கள்லாம் உண்டு. நீங்க சொல்ற மாதிரி.
அப்டிங்களா? இல்ல வந்து ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுச்சுங்க. அந்த இது தண்ணில ஓடுற தண்ணில 1 பாறை தண்ணி பாறை கல் வந்து விழுந்திருக்கு <chuckles> மண்டையில. அப்போ ரொம்ப பயந்துட்டோம் நாங்களே. அ அவங்க தலையில அந்த கல்லு விழுந்துருச்சு போல இருக்கு. அந்த கல்லு விழுந்ததில ரத்தம் வந்துருச்சு. மண்டை இதாகி.
அடடா! அஹா. அடடா!
அந்த மாதிரியும் இருக்கு. <chuckles> நம்ம அப் அப்ப அதுலருந்து கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கும்.
இல்ல. நாங்க போகும்போது என்னன்னா, ஒருத்தவங்கள அடிச்சுட்டு போயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் வேகமா வந்தது. அப்டிங்கிற மாதிரி உடனே நாங்க வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். யாரும் போகக்கூடாது. அப்டிங்கிற மாரி. ஒரு சில நீர்வீழ்ச்சிகலாம் நம்மளால பார்க்க முடியாதுல்ல.
அப்டியா? ஆ. ஆ. ஆமாமா. கண்டிப்பாங்க. அது அந்த கல்லு எப்பிடி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த ஒரு கல்லு அதுவும் அவுங்களுக்கு மட்டும் கரெக்ட்டா அவுங்க மண்டைல மட்டும் அடிச்சுருச்சு. அது அடித்து விழுந்தது, அந்த கீழ விழுந்து போயிருச்சு. அந்த கல்லு போயிருச்சு. ஆனா, அவுங்க தலையில அடிபட்ட அந்த இது வந்து நம்மகூட நினைப்போம். இந்த ஃபோர்ஸா வந்து தண்ணி தான் அடிச்சிருச்சு அப்பிடின்னு. ஆனா பார்த்தா அது கல்லு. அப்புறம் தான் தெரிஞ்சது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு இது பண்ணி போனாங்க அப்புறம்.
அப்ப தான் நம்ம சொல்றத கேட்டுக்கணும். ஆ. ம். ஆமா, நீங்க சொல்றமாரி, அந்தமாரி நடக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல.
ஆமாமா. ஆனா அது அது தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள வந்துட்டு ஆமா குழந்தைகள் எல்லாம் வந்து அதனால தான் வந்து உள்ள விட வேணானும்பாங்க. அ அந்த ஓரத்திலே நிக்க வச்சுக்கோ! முன்னாடியே உட்கார வச்சிக்கோங்க தண்ணி போது பாருங்க! ம்.
அப்ப தண்ணியா! கல்லா! நமக்கே தெரியாதுங்க. அதுதான். என்னையெல்லாம் சின்ன பிள்ளையா கூட்டிட்டு போம்போது, அங்க இருக்க தண்ணிய வந்து முக்கி, முக்கி தான் ஊத்தி கூட்டிட்டு வந்தேன்லாம் எங்க அம்மா சொல்லும்போது, எனக்கு எப்பிடி இருந்திருக்கும்?
கண்டிப்பாங்க. நானுமே இப்ப போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய அப்பிடி தான் வந்து துடச்சு எடுத்து தான் கூட்டு வந்தேன். அவ உக்கா ஏற்கனவே அவ ரொம்ப பயப்புட்றா! நமக்கு வந்து நம்ம எவ்ளோ குளிர்னாலும் தாங்கிக்குவோம். பல்லு நடுங்கிறதுனாலும் நம்ம பாட்டுக்கு நமக்கு
ஆ. ஆமாமா. என் மகனுமே அப்பிடிதான். அவுங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி ஊத்துறதப் பார்த்தா, பயம், நடுக்க ஆரம்பிச்சிருது. இங்க என்ன காத்தே அவுங்களுக்கெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருது.
ம். ஆமா. அவ ஃபுல்லாவே நடுங்கிகிட்டே தான் இருந்தா, பாதியில அவளாலயவே நான் வந்து எதுமே ரசிக்கவே முடியல. பாதியில நான் வெளிய வந்துட்டேன்.
இல்ல. நான் பார்த்து பரவச பாடுறத பார்த்துட்டு என் பையன் உனக்கு அவ்ளோ பிடிக்குமா! அவன் அவன் அன்னக்கி நான் என்ன புதுசா புதுசா ஒரு நீர்வீழ்ச்சிக்கெல்லாம் கூட்டுப் போனார்ன்னா, நான் புதுசா பொறந்தமாரியே வெளில வருவேன்.
<laughs> அது என் குழந்தைக்கு 3 வயசு தானா, அப்பிடிங்கும்போது, அவ வந்து ரொம்பவே அந்த தண்ணிய லைட்டா கால்ல கால நனச்சாலே அவ வந்து ரொம்ப பயப்புட்டா! ரொம்ப குளிருது அப்பிடின்ற மாதிரி, அவ உணர்ச்சியிலேயே அவ வந்து காமிச்சாளா! அதனால நாங்களும் விட்டுட்டோம். சரி ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது, அப்பிடின்ட்டு விட்டுட்டோம். ரொம்ப அழகா வந்துட்டு, நீங்க நீர்வீழ்ச்சிய வந்து எப்பிடிலாம் வந்து ரசிச்சிங்க, அந்த உணர்வுகள வந்து என்ட்ட ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசினதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.
ம். ஆ, ஆ. ஆ. நானும் என்னுடைய அனுபவங்கள்லாம் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் திரும்ப நீர்வீழ்ச்சிக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு வந்துருச்சு. மிக்க நன்றி.